ஆமாமா. தினமுமே நம்ம வந்து, கண்டிப்பா அது முதியோர் பராமரிப்புல கண்டிப்பா அத நம்ம பண்ணிதான் ஆகணும். அவங்களு அவங்க வந்து நினைவு வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, அதுக்குமே ஒரு வழி வழிகள் வந்து நான் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டேன். இப்பல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி. ஆ 1 மாத்திர டப்பா வந்து, நம்ம வந்து இந்த இந்த மாத்திரைய போடணும் அப்டின்ற மாதிரி, ஆ, அது அது வந்து டேவும் போட்டு, டைமும் போட்டு 1 டப்பா இருக்கு.
கண்டிப்பா. ரொம்ப முக்கியமான பாய்ன்ட் நீங்கச் சொன்னது கரெக்ட்ங்க. ஆமாங்க. கண்டிப்பா. அப்டியா? சொல்லுங்களேன். என்னன்னு சொல்லுங்களேன். ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க. வேலையப் போட்டுப் பிரிச்சு வச்சுட்டீங்க. நமக்கு வந்து நமக்கும் குழப்பம் வரக்கூடாது. நம்ம இல்லன்னா அவங்களாவே எடுத்துச் சாப்பட்ற மாரி.
ஆமா பிரிச்சி ஆமாமா. கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த வந்து நான் வந்து அவுங்களுக்கு முயற்சி பண்ணேன். ஏன் கேட்டா, நம்மளும் மறந்து விட்றக்கூடாது, அவங்களும் சாப்படாம இருந்துறக்கூடாதுன்ருக்காகவே. இப்ப நானே மறந்தா கூட, என் குழந்த கூட கொண்டு போய் குடுத்துருவா. இந்த, இந்த நேரத்துல டைம் இவ்ளோ ஆகுது.
அற்புதம், அற்புதங்க. கண்டிப்பா. வாவ்! சூப்பர்ங்க. ஸோ குழந்தைக்கு வந்து நீங்கச் சொல்லிக் குடுத்திருந்தீங்க. "என்னென்ன மாத்திர தாத்தா, பாட்டிக்குக் குடுக்கணும், இந்தெந்த மாத்திர இந்த நேரத்துல குடுக்கணும்." அப்டிங்கிறத.
ஆமா. கண்டிப்பா. ஏன்னா, இப்ப எந்த மாத்திர குடுக்கணும்னு சொன்னா அவுங்களுக்குத் தெரியாது. ஏன்னா அதுல பேர் போட்டு வாசிக்கத் தெரியணும். அ அதனால பேர் வாசிக்கணும். அதெல்லாம் அவுங்களுக்குத் தெரியாதுங்கறதுனால நான் இப்ப வேலையா இருந்தா கூட, அ இப்ப இந்த டப்பால இந்த நேரத்துல நேரம் குறிச்சதுல இருக்கு அந்த டப்பால இப்ப. அந்த மாரி வந்து இத்தன மாத்திர 4 மாத்திர போடணும்னா, அந்த 4 மாத்திரய அந்த அந்த இதுலருந்து எடுத்துப் போட்டு வச்சிருவேன் நானு. அது நாளைக்கு அந்த நாளுக்குக்கான
கண்டிப்பா. பேர் சொன்னா தெரியாது இல்லீங்களா? ம். ஆமா. புரியுது. ஓஹோ அற்புதம். ஸோ இனிமே யாரயும் கேட்க வேண்டாம். அம்மா இருக்காங்கன்னு பாக்க வேண்டாம். நீங்க ஏதாவது வேலையில இருந்தாலும் உங்க பிள்ளைகள வந்து எடுத்து அவங்களுக்கு குடுத்துக்கலாம். இல்ல எல்லாரும் பிஸியா இருந்தானாக்கூட பெற்றோரே வந்து பாத்து எடுத்துப் போட்டுக்க வேண்டியது. அற்புதங்க.
ஆமா. அவங்களே கூட ஆ. அதுதான், அதுதான். அதுக்காக வந்து அது நல்லாருக்கு. அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி வந்து என்னடா இது! மாத்திரய போய் பிரிச்சு போட்டு வைக்கிறதா? அப்டின்னு யோசிச்சேன். ஆனா வந்து அது ரொம்பவே எப்டி பிரிச்சாலுமே பிரிக்காத அளவுக்கு
ஆனா அதோட பலன் நீங்கப் பாத்ததுல உண்மையிலேயே இது நல்ல ஐடியாவா உங்களுக்கே தோணிருக்கும். இல்லீங்களா?
ஆமாமாமா. அதோட பலனப் பாக்கவும். ஏன்னா ஒரு சில நேரம் மறந்துருப்போம். அவங்க அப்ப வந்து அவங்களும் மறந்துருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து திடீர்னு இப்ப ப்ரஷர் ஏறிடக் கூடாது இல்லையா?
ஆமாங்க. கண்டிப்பா. ஏன்னா மாத்திர கிடைக்கலையே. மாத்திரை இல்லையோ? அப்டின்ற அந்தக் கவல வந்தாலே கூடக் கொஞ்சம் ப்ரஷர் ஏத்தி விட்ரும் இல்லீங்களா அது?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. அப்பறம்
ஆமா. அந்த எல்லைக்கு அவங்கள கொண்டு விட்ற கூடாது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப அற்புதம். வேற, வேற அவங்களோட பராமரிப்புக்கு, வேற ஏதாவது இந்த மாத்திரைகள் ஒரு உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான பாய்ன்ட் அவங்களுக்கு உணவுகள் பத்தி சொல்லி இருக்கீங்க. இது மாதிரி வயசான பெற்றோர்களுக்கு வந்து வேற என்னெல்லாம் நம்ம வந்து பராமரிக்கணுங்க?
ஆமாமா. அப்போ நான் எங்க வீட்ல என்ன ப்ர ஆமா.